ம். கண்டிப்பாங்க. நான் வந்து சாப்பாடு வந்து இது சப்பாத்தி இருக்கு இல்லங்களா? அது வந்து என் பொண்ணுங்களுக்கு வந்து பாக்கெட் சப்பாத்தி பிடிக்கும். பாக்கெட் சப்பாத்தினா, அந்த மடுச்சு மடுச்சு போட்டா, நடுவில பாக்கெட் மாரி வரும் பாருங்களேன். அந்த சப்பாத்தி. ஒரு ஸ்கொயர் சப்பாத்தி சாப்பிடுவா. அப்பறம் இது ஆ, ஹார்ட் சப்பாத்தி. சப்பாத்தி ப்ப மாவு நல்லா தீத்தீட்டு, ஹார்ட் ஷேப்பில வந்து சப்பாத்தி எடுத்தரணும். அந்த மா ஆமா. அந்த மாரிலாம் வச்சு, அந்த சப்பாத்தி ஹார்ட் ஷேப்
ஆமா. சரி. சரி. சரி. ஆ, பரவால்ல. சரி. அப்படியா! சரி, சரி, ம். ஆ, ஹார்ட் சைஸ்க்கெல்லா நீங்க என்ன பண்ணுவீங்க. அச்சு வச்சுருப்பீங்களா?
அப்படியே, நம்ம கையாலேயே கட் பண்ணிக்க வேண்டியதுதாங்க. அ, கையாலேயே அப்படியே ஒரு ஹார்ட் மாரி ஜ கட் பண்ணிக்க வேண்டியது தான். அப்பறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லீஃபு ஒரு இலை மாரி ஒரு சப்பாத்தி கேப்பா. ஆ, நான் அன்னைக்கு ஒரு நாளுங்க ஒரு இலை, ஒரு ஹார்டு, ஆம். அப்பறம் என்னது, ஒரு பூவு. ஒரு ஐ அ ஒரு 5 5 பெடல் இருக்கிற மாரி ஒரு பூவு. இதை இந் ஆனா, தீத்தி அதை வரை எடு வரைஞ்சிறலாங்க. கட்டும் பண்ணிறலாம். ஆனா, அதை எடுத்து அந்த தவால போடறதுக்குள்ள, போதும் போதுன்னு ஆகிடுங்க. <chuckles> ஆமா, ம். ஆமா.
ம். ம். ம். சரி. சரி. ம். ம். ம். ம். சரி. ஆ. சரி. ஆமா. அது பிஞ்சுகிட்டு வந்துரும். இல்லைனா, ஒட்டிக்கிரும். சப்பாத்தி கட் ஒட்டிக்கிரும். சரி, சரி. அது ஒட்டாம இருக்கிறதுக்கு, என்ன நீங்க அது ஐடியா வச்சுருக்கீங்க? எதாவது மாவு தூவிக்கிருவீங்களா? சப்பாத்தி வந்து ஒட்டையில, ஒட்டாம இருக்கிறதுக்கு. ஆ.
எயோ ஆமாங்க. மாவ தூவி மாவு தூவிட்டு, தீத்துன உடனேயே அந்த கட்டுல்லாம் பண்ண, பிறகு உடனே மாவ தூவி, கையில இப்படி, அப்படி பெரட்டி போட்டுப்பேன் நானு. அதான் நல்லா அது வந்து இது ஆகும். இல்லனா, கொஞ்சொ பிஞ்சுக்கும் அது. உடனே அதை தவால போட்டு, கொஞ்சோ எண்ணெய் ஊத்தி எடுத்துட்டுங்க, அந்த ஹார்ட் சொல்றோப் இல்லையா? அதுக்கு நடுவுல கொஞ்சமா உருளைக்கிழங்கு வெச்சு அப்படியே மடுச்சு விட்டுறணும் நம்ம. அவ போய் அப்ப‍டி பிருச்சு பார்த்தா அப்படினா, அந்த ஹார்ட்க்கு உள்ளே அந்த உருளைக்கிழங்கு இருக்கு அவளுக்கு. ஆ, ஆமா. அந்த லீஃப் அந்த லீஃப் மேலே பார்த்தீங்கன்னா, ஆ, இது தடவிருவேன், ஜாம் தடவிருவேன். அதை தடவி ரோல் பண்ணி அதை ஒரு ஓரமா வெச்சுருவேங்க. ஆ.
ஆ, ஆ. இப்ப ம். ம். ஆமா. ஓ! சரி, சரி, சரி. ஆஹா! ஆ. பாருங்க. எவ்வளோ ஒரு அழகான ஒரு படைப்பு, பாருங்க. சமையல கூட இப்படி படைக்க முடியுமான்னா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப் ஆஹா! ஆ. அதை விரிச்சா, அழகா ஒரு சிவப்பு கலரு ஒரு லீஃப் மாரி.
ஆமா. அதே மாரி அந்த பூக்கு நடுவிலேயும் பார்த்தீங்கன்னா, அந்த பூவு நடு, அந்த மகரந்தம் இருக்கு இல்லைங்களா? அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி அந்த மஞ்சள் கலரு ஆ, ம இது உருளைக்கிழங்கு வெச்சுறுவேன் நானு. வச்சு, அந்த இதழ்களை வந்து அப்படியே மடக்கி விட்டுருவேன் நானு. ஆனா, இதுவ
ஆமா. ஆஹா. ரொம்ப அழகா ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு கலைநயம்னா ஒரு கலை நயத்தோட படைக்கிறதுந்தான் கேள்விப்பட்டேன். ஆனா, நீங்க இவ்வளோ அழகா பண்றீங்க! சமையலில கூட இவ்வளோ கலைநயத்தோட பண்ண முடியுமா, அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. சரி.
ஆமா. <laughs> ம். இல்லனா, சாப்பிடாதுங்க. இதுங்க எல்லாமே சாப்பிடாதுங்க. தூக்கிட்டு வந்துருங்க திருப்பி. அதை போயிட்டு சொல்லுவா, "அம்மா நான் எப்படி அழகா பிருச்சு, நான் ஒரு ஒரு பெடலா பிச்சு பிச்சு, அந்த ஆ, உருளைக்கிழங்கு தொட்டு தொட்டு, நான் ரொம்ப அழகா சாப்பிட்டேன்மா. மிஸ்ஸுங்க என்ன ரொம்ப பாராட்டினாங்கம்மா," அப்படின்னுவா அவள்.
ம். ம். ம். ம். கண்டிப்பா. அடேயப்பா, பரவால்ல. இப்ப அ சமையல்ல வந்து, இப்ப நீங்க இப்ப காலையில இப்ப இந்த மாரி ஒரு அழகா, ஒரு உணவுலேயே என்னலாம் டிசைன் போட்டு கொடுக்க முடியுமோ, குழந்தைங்கள வந்து கவர் பண்ணி குடுத்துருறீங்க.
ஆமாங்க.

ஆ கண்டிப்பாங்க. இப்ப சமையல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து நம்ம ஒரு ருசியான ஒரு சாப்பாடு அதில அதில ருசி மட்டும் கிடையாது. ஒரு சத்த சத்தும் சேர்ந்த ஒரு சாப்பாடு வந்து நம்ம குடுக்கணும், அப்டின்றது நான் ரொம்ப அ கவனமா இருப்பேன். ஆ இப்ப சமையல் வந்து பார்த்தீங்கன்னா, ஏனோ தானோனு ஏனோ தானோன்னுலாம் என்னாலாம் செஞ்சிட முடியாது. அது வந்து ஒரு விஷயம் அதாவது பச்சையா இருக்கக்கூடிய வேகாத பச்சையா இருக்கக்கூடிய பொருள்லாம் நம்ம ஒண்ணா சேர்த்து கலவையா செஞ்சு அதுக்கு உண்மையாவே ஒரு ஒரு உயிர் குடுக்கிறோம்ன்லா நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு பேர் வைக்கிறோம். இல்லைங்களா, அரிசி அத வேக வச்சு சாதம்னு நம்ம சொல்றோம். பருப்பு, காய், வெங்காயம், தக்காளிலாம் ஒன்னா போட்டு அதில மசாலா தூள்லாம் போட்டு அதுக்கு சாம்பார்ன்னு ஒரு பேர் வைக்கிறோம். அப்ப உண்மையாலுமே அது அது வந்து ஒரு படைப்புதான். அந்த படைப்பு வந்து ரொம்ப ஒரு கலைநயத்தோடு செய்யணும், அதே மாரி சமையலன்றது எங்க நம்ம படைப்புன்ற ஒரு வார்த்த வருதோ, அங்க வந்து கலைநயம் அப்டின்ற ஒரு வார்த்தை வந்து அங்க கண்டிப்பா வரும். அது வந்து ஒரு கலைநய
கண்டிப்பா. ஆமா. ம். கண்டிப்பா. ஆமா. ஆமா. கண்டிப்பா. ஆமா. ஆமா. ஒரு கலைநயம் தானே ஒரு படைப்ப வந்து அழகாக்கி கொண்டு போவுது இல்லையா, ஆமா.
ஆமா. நம்ம சும்மா ஏனோ தானோன்னால சமைச்சுற முடியாதுங்க. அதாவது இப்போ ஒரு தோசை ஊத்துனோம்ன்னா அந்த அடுப்பு வந்து கம்மி பிளேம்ல வச்சு ஊத்தணாதான் நல்ல மொறு மொறு நல்லா வெந்து வரும். நல்ல நல்ல எரியிற நெருப்பு நல்ல சூடான சூடான நல்ல ஒரு நெருப்பு வரும்போது அதில போய் தோசை கல்ல வச்சு நீங்க தோச ஊதி பாருங்க வரவே வராது. நீங்க எவ்ளோ பெரிய எஃப் எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் வரவே வராதுங்க. ஆமா. அதே மாரி பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு ஓரளவு தண்ணீ இருக்குது. அந்த தண்ணீ அளவுல ஊத்துனா மட்டும் தான் சாம்பார், சாம்பார் மாரி இருக்கு. இல்ல அது ரசம் ரசமா மாறிடும். இந்த படைபே பாருங்க வேற மாரி போய்டுது. இல்லைங்களா? இப்போ ஒரு பறவைய நீங்க வரையிறீங்க. ஒரு பறவைக்கு 1 மூக்கு நீங்க வந்து கரெக்ட்டா குடுக்கிறீங்க. டக்ன்னு மூ மூக்கு அது பாட்டுக்கு டக்ன்னு ஒரு ஒரு ஆர்வத்தில மூக்கு நீட்டமா போய்டுது. அப்ப அந்த பறவையினுடைய பேரே மாறி போய்டுதா இல்லைங்களா?
கண்டிப்பா. ஆமா. ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமா. ஆமா. கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. ஆமா. ஆமா. கண்டிப்பா கண்டிப்பா.
இல்லைங்களா? அப்போ அந்த மாரி ஒரு ம்.
கண்டிப்பா. இப்ப ஆ நீங்க வந்து சமையல் வந்து ஒரு படைப்பா பார்க்கும்போது, இ சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கலைநயத்தோட சமைக்கணும்னு நீங்க சொல்றிங்கள்ல, அந்த கலைநயங்கிறது வந்து என்ன? எதாவது சாப் அத வந்து சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் பண்ணி இப்போ ஒரு வெங்காயம் சம்மந்தப்பட்டத வச்சிங்கன்னா இந்த இப்ப ப பச்சடியை வைக்கிறாங்க பாருங்க, தயிர் பச்சடி. இப்ப யாராவது கெஸ்ட் கிஸ்ட்டு வந்தாங்கன்னா, அவுங்கள வந்து ஒரு அழகா அவங்கள வந்து அப்டியே இம்ப்ரெஸ் பண்றது, அவங்கள வந்து பார்த்தோனே ஆஹா! அவங்க வீட்ல வச்சிருந்தாங்கன்னு சொல்றதுக்கு வந்து, அந்த வெங்காயத்திலேயே அந்த லோட்டஸ் மாரி அந்த தமரை மாதிரியெல்லாம் செஞ்சு நடுவுல வக்கிறது. அந்த மாரி நீங்க வந்து ஒரு படைப்பாக, இது வந்து சமையலே ஒரு படைப்பாக பார்க்குறீங்க, சமையல ஒரு படைப்பா ஆக்கணும்னு நெனைக்கிறீங்க, அப்ப எந்தெந்த சமையல்ல? எந்தெந்த மாரிலாம்? ஒரு கலைநயத்தை கொண்டு வர நீங்க பார்க்குறீங்க. அதாவது உணவு மூலியமா?
ஆமாங்க. ஆமா. ம். ம். ஆமா. ம். ம்.